நிச்சயமா.
அதனால, இந்த வேலைக்கு முன்னாடியே வந்து, விசாரிக்கிறவங்க நபர்கள் நெறைய இருக்காங்க. விசாரிச்சுட்டு. சரி இருக்கிறதும் எதுக்கு இழக்கணும்? அங்க போய் ஏதாவது ஏடாகொடமா, ரூ. 10,000 அதிகமா கிடைக்குதுங்கிற ஒரு முடிவுக்காக, அங்க போனவரு, இது எனக்கு, உண்மையிலேயே ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த அனுபவத்த அனுபவிச்சாரு. போயிட்டு 1 மாதத்துக்குள்ளே வந்து அங்க இருந்து அந்த நிறுவனத்துல தாக்குப் பிடிக்க முடியாம வெளியேறிட்டாரு. வெளியேறிட்டனால
கண்டிப்பா. அப்படிங்களா? சொல்லுங்க சார். அ. ஆனா, சம்பளம். கூடச் சம்பளத்துக்குப் போனாரா? அ.
இல்ல. அதெல்லாம் போல. ஏன்னா வெளியேறிட்ட அப்புறம் மறுபடியும் வந்து பழைய நிறுவனத்துக்கே வந்து வேலைக்குக் கேக்க வந்தார். "என்னால முடியல நான் வந்துர்றேன் என்னைய சேர்த்துக்கங்கன்னு." இந்தப் பழைய கம்பெனில ஒரு பாலிசி. ஒரு முறை வெளியேறிட்டா அவங்கள திருப்பி எடுக்கமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்தப் பழைய நிறுவனத்துல வந்து, அவர் வந்து ஒரு 8 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்து நல்ல நிலைமையில இருந்தாரு. அவருக்குச் சம்பள பிரச்சனையோ, வேற எந்த பிரச்சனையும் இங்க இல்ல. புதிய இடத்துக்குப் போன இடத்துல, அவருக்கு, 1 மாதமே வந்து ரூ. 60,000 சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து ஏதோ ஏதோ கணக்கெல்லாம் காமிச்சு, பிடித்தம் அது இதுன்னு சொல்லி காமிச்சு, நாற்பத்தி ஐந்தாயிர ரூபா தான் கையில கொடுத்தாங்க. ஆனா பழைய நிறுவனத்துல அவர் ரூ. 52,000 கையில வாங்கிட்டுருந்தார். ரூ. 10,000 அதிகமா கிடைக்குரங் கிடைக்கும் நம்பி போனவருக்கு ரூ. 8,000 கம்மியா கிடைச்சதுதான் மிச்சம்.
சரிங்க. அஹ. அய்யய்யோ. சரி. சரி. ஓஹோ. சரி.
அப்படி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு சந்திச்சாரு ஒண்ணு. அதுக்கப்புறம், அங்க வந்து இந்த, பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வேலை ஊழியர்கள் இடையே.
ஓஹோ. சரி. அரசியல், அரசியல், அரசியல் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்ட்ட இருக்கக்கூடிய அரசியல்.
ஆமா, ஆமா. "நீ, நான் ஏற்கனவே சீனியரா இங்க இருக்கேன். நீ வந்தவுடனே உனக்கு எப்படி இந்தப் பதவி கொடுத்தாங்க?"
ம்.
அப்படின்னு அத நேரடியா காட்டமாட்டாங்க. அந்தப் பணியிடத்துல வேற மாதிரி இருக்கும். அத அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும்.